ஓ! சரி, சரி. ஆ.
அந்த அளவுக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டுருப்பேன்னா ஏன்னா, நம்ம என எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ வந்து நான் பயன்படுத்துறனால இந்த அளவுக்கு இருக்குன்னா, இத 4 பேருக்கு நான் சொல்லும்போது, அவுங்களும் அது பயனளிப்பாங்க. பயன் பெறுவாங்க. என் குழந்தையுமே வந்து என்ன பண்ணும் அப்பிடின்னு சொல்லி பார்த்தீங்க அப்பிடின்னா, கண்டிப்பா இத பார்த்து, பார்த்தே வளர்றா இல்லயா! கண்டிப்பா அவளுக்கு ஆர்வம் இருக்கு. இப்ப என்ன பண்றா? அப்பிடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கொத்தமல்லி விதையெல்லாம் இருக்கு இல்லயா!
ம். அது சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா, ஆமா, ஆமா. ஆமா. கொத்தமல்லி விதை.
ஆ, அத வந்து என்ன பண்றான்னா, மண்ல தூவி விட்டுட்றா! இப்ப தூவி விட்டுட்டு டெய்லி தண்ணி தெளிச்சிட்டுருக்கா! ஆமா டெய்லி தண்ணி தெளிச்சிட்டுருக்கா! அம்மா! அவளுக்கு ஆனா கொஞ்சம் பொறும இல்ல. "அம்மா எப்ப வரும்? அம்மா எப்போ வரும்?"
ஓ! அவுங்களே தூவிட்றாங்களா? ம். <laughs> <laughs> அது சரி.
அது ஆனா வர்றதுக்கு ஒரு 7 நாட்களாச்சும் ஆகும்.
உங்க குழந்த எத்தனாம் வகுப்பு படிக்கிற குழந்தை?
2ம் வகுப்பு.
ஓ! இப்ப வந்து விதைய எடுத்து மண்ணுல தூவிட்டு அ செடிக்கு முளைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க.
ஆமா. "அம்மா! எப்ப வரும்? அம்மா! எப்ப வரும்?" அதுவும் இல்லாம இன்னக்கி அவளோட பிறந்த நாள் அப்பிடிங்கிறனால அவ கையால இருக்கட்டும் அப்பிடிங்கிறனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, "கொஞ்சம் விதைய அதில போடும்மா! நல்லா முளச்சு வரும்போது, கொஞ்சம் ஞாபகமா இருக்கும்ல ஏய்! உன்னோட பர்த்டே அன்னக்கி போட்டதுடி! "அப்பிடின்னு நம்ம சொல்லலாம் இல்லயா! அதனால வந்து என்ன பண்ணியாச்சுன்னா, அத மாரி போட சொன்ன. இவ இப்பதான் தண்ணி எடுத்து ஊத்துன்னா, இன்னக்கி தான் ஊத்துன்னா. ஊத்திட்டு "எப்ப வரும்?"
ஆ. அது சரி. ஆ. ஆ சரி, சரி. அ. அருமையா செஞ்சிருக்கீங்க. ம், ம். அருமை, அருமை. ஆ. அ.

ஆமாங்க, அது நல்ல ஒரு பலன குடுக்கும். அது முட்ட ஓட்ட வந்து கழுவாமல்லாம் போடக்கூடாது. நல்லா கழுவி, இல்லைன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வாட்டி அந்த மிக்ஸி திரும்பி நீங்க யூஸ் பண்ண முடியாது. அந்த ஜாரை திரும்பி யூஸ் பண்ண முடியாது. ஆமா. "நீ நீங்க ஒருக்க ஒருத்தவங்க சொன்னாங்க, நா அதனால வந்து என் நான் என்ன பண்ண போறேன்? மிக்ஸியில போட்டு அடிக்க போறேன்."
ம். சரி. ஓ! கழுவிடுணும்மா? அ. அவ்வளவு கேவலமா போய்டுமா என்ன? <laughs> ம். ம். ம். ஆமா, நாளைக்கு நா வீட்ல செஞ்சுட்டு சரியா வரலன்னா, உங்கள திட்டுவேன் வீட்ல உட்காந்து.
ஆமா. அப்படி இருக்கும்போது அதுக்காக தான் நான் உங்கள்ட்ட தெளிவா சொல்லிக்கிறேன், என்ன பண்ணணும் அப்படீன்னா, முட்ட ஓட்டை நல்லா கழுவி காய வச்சு, வெயில்ல காய வச்சுருங்க.
<laughs> ம். ஏற்கனவே இதே மாரி ஒரு யோசனை நீங்க சொல்லியிருக்கீங்க. அதையும் நான் எப்படி செய்? ம். தெரியலையா? சரி ஒகே.
ஞாபகம் இல்லையே. என்ன ஞாபகம்ன்னு எனக்கு சரிப்பட்ட ஞாபகம் இல்லை. சரிங்க. அப்புற மேல, அதுக்கப்புற மேல பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம், அந்த சின்ன வெங்காய தோல்ளாம் இருக்குல்லையா? அது நல்லா ஊற வச்சு, புளிக்க வச்சு அதை ஒரு 2, 3 நாள் அப்படியே பாத்திரத்தை விட்டுட்டு வெளியில வச்சுருங்க. வீட்டுக்குள்ள மட்டும் தயவு செஞ்சு வச்சுராதீங்க. என்ன பண்ணீருங்கன்னா, ஏன்னா ஸ்மெல்லு, ஸ்மெல் அப்படி வரும்.
ம். அப்படியா! ஏன்? ஏன்? இப்ப சின்ன வெங்காயத்தையா?
சின்ன வெங்காயத்தோட தோல் இருக்குல்லையா? நீங்க அந்த ச இதெல்லாமே வெங்காயத்தை யூஸ் பண்ணீருவீங்க. அதோட தோல் இருக்கும் இல்லையா?
தோல் மட்டும். ஆமா, ஆ.
அத ஊற வச்சுட்டீங்க. ஊற வச்சு, நல்லா புளிக்க வைக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும். அதுல வீட்ல இருக்க யாருக்குமே ஆகாது. எனக்கே முதல் ஆகாது. அதனால
ஒ ஓ! நீங்க மூஞ்சில துணி கட்டுவீங்களா? அந்த மாரி எதாவது பண்ணுறப்ப.
அதெல்லாம் பண்ணமாட்டேன். வெளியில வச்சுருவேன். வெளியில வெளியில வச்சிட்டோம்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. வீட்டுக்குள்ள வைக்கும்போது 4 செவரு, ஜன்னல்ல நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணீருவோம்ன்னா, இரவு நேரங்கள்ல மூடிடுவோம். அப்ப மூடும்போது, அந்த ஸ்மெல் வந்து என்ன பண்ணிடும் அப்படீன்னா, வீட்டையே சுத்தி சுத்தி கொஞ்சம் துர்நாத்தத்தை ஏற்படுத்திடும். இதே நீங்க வெளியில வைக்கும்போது, அந்த அந்த கதவெல்லாம் தொறந்து தான இருக்கும். அங்க அதனால அந்த ஸ் அந்த துர்நாத்தம் வந்து உங்கள வந்து பெரிய அளவில பாதிக்காது. அந்த மாதிரி, அது அப்படியே நீங்க ஊத்தாம இந்த மாரி ஊற வச்சு ஊத்தும்போது, அதுக்கு அந்த செடிகளுக்கான ஊட்டசத்து அதிகமா இருக்கும். என் குழந்தையல்லாம் கேட்பா, "ஏம்மா இதை அப்படியே அப்படியே ஊத்திடேம்மா. ஏம்மா இதை வச்சுருக்கே?". இதுக்காக தனியாவே ஒரு வாளி வச்சிருக்கேன்.
அப்பறம் எப்படி? வெளியே வச்சுருவீங்க. சரி, சரி. ம். ஓ! சரி, சரி புரியுது, புரியுது. ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ம்ஹ்ம். இத வேற மெனக்கட்டு ஏம்மா பண்ணிக்கிட்டுருக்கன்னு, குழந்தைக்கே வந்து டென்ஷன் ஆயிருக்கு பாருங்க.